பொதுவாவே, அ நமக்கு வந்து ஏதாவது ரொம்ப கவலையா இருந்துச்சுன்னா, நம்ப யார்க்கிட்டயாவது ஒருத்தவங்க கிட்ட சொல்லும்போது, அந்த கவலைகள் வந்து கொஞ்சம் குர் அதாவது அந்த கவலைகள் குடுக்குற வலி, இந்த கவ கவலைகள் குடுக்குற ஒரு மன அழுத்தம் வந்து கொஞ்சம் குறையும், அப்படீன்னு வந்து நம்ப சொல்லுவோம். அதுமாரி நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில, எனக்கு ரொம்ப கவலையாக்குற நேரத்துல யார்க்கிட்ட மனசு விட்டு பேசுவீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
கண்டிப்பா இருக்காங்க. அ நான் வந்து என்னுடைய தோழி. ஆனா, அவங்க என்னோட வயது ஒத்தவங்க கிடையாது. என்னை விட பெரியவங்க வெல் விஷர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லயா? அந்த மாதிரி தான். அவங்க என்னுடைய அலுவலகத்துல பணி செஞ்சவங்க தான். அ அவங்க வந்து நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும்போதுருந்தே, நானும் நான் எனக்கு திருமணத்துக்கு முன்பிருந்தே அவங்கள பழக்கம். அவங்களுக்கு வந்து அப்பவே வந்து கல்யாணம் ஆயி, ஒரு குழந்தை, ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான். அ நானும், அந்த பையனும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, "அக்கா" அப்டீன்னு சொல்லிட்டு என் கூட விளையாடுவான். நானும் வந்து அவங்கள வந்து என்னோட அக்காவா மனசுல நினைச்சிப்பேன். ஆனா, பேசும்போது அந்த மரியாதையோட தான் பேசுவோம். அவங்க வந்து அப்பவே வந்து நெறைய அவங்களோட குடும்ப சூழல்களெல்லாம் வந்து என்கிட்டே பகிர்ந்துக்குவாங்க. அ நான் வந்து சின்ன வயசா இருந்தா கூட, கெழவி மாதிரி நெறையா அட்வைஸ் பண்ணுவேன். ஆமா.
ஆமாங்க. சரிங்க. ஆமாங்க. இந்த விஷயம், அ நெறைய பேரு அ சொல்வாங்க. என்ன கூட சொல்லுவாங்க. "நீ வயசுக்கு ஏத்த மாரியே பேசுறா? ஏன் கெழவி மாரி பேசுறா?" என் பொண்ணு சொல்லுவா. "ஏன்ம்மா கெழவி மாரி பேசுறீங்க?" <chuckles> அப்டீன்பாங்க. எத ஆ சொல்லுங்க. அதற்கப்புறம்
ஆமா. அதுதான், அதுதான். ஆமா. அதாவது அந்த அந்த பிரச்சனையோட தீவிரம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு அதுவும் கணவன், மனைவிக்குள்ள ஒரு பிரச்சன வருதுன்னா, அதோட தீவிரம் என்னன்னு நமக்கு தெரியாது. நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்சே கிடையாது. நம்ப வந்து வெறும் பிரச்சனய மட்டும் தான் பாப்பமா! பாத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நெறையா வந்து சொல்லுவேன். இத நீங்க ஏன் இப்பிடி யோசிக்கிறீங்க? நீங்க அப்பிடி மாத்தி யோசிக்க வேண்டியது தான. அப்ப பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுவோம். அப்போ வந்து அவுங்களும் ஒரு 2 நாள் விட்டு, 3 வது நாள். ஆமா, கவி! நீ சொன்னமாரி தான் செஞ்சேன். ஏன் பிரச்சன தீர்ந்துருச்சு. அப்பிடின்னு சொல்லுவாங்க. அந்தமாதிரி தான் இருந்தது. அப்புறம் நெறைய அவுங்களோட காலகட்டங்கள்லாம் நம்பக்கிட்ட பகிர்ந்துக்கும்பொழுது, ஓ! இப்பிடியும் இருப்பாங்களா? மனுஷங்கள்லாம் சொல்லி நமக்கு கொஞ்சம் தெரிய வந்திருந்தது. என்னதான் நமக்கு தெரிய வந்தாலும், அடுத்தவங்க வாழ்க்கைக்கு நம்ப அட்வைஸ் பண்ணா கூட, நமக்கான ஒரு வாழ்க்கை வந்து அமையும்பொழுது, அதுல வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியாத பல பிரச்சனைகள் இருக்குங்க. அ நமக்கு வந்து அது தெரியாது. இப்பிடியெல்லாம் ஒரு பிரச்சனை வருமா? அப்பிடிங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா, அதுல வந்து அப்போ வந்து, நான் ஒவ்வொரு சூழ்நிலைய சந்திக்கும் பொழுதெல்லாம், வந்து எனக்கு அவுங்களுடைய ஞாபகம் வரும். முடிஞ்சவரைக்கும் அவுங்க வாழ்க்கையோட அனுபவத்த நான் வந்து அ ரீகால் பண்ணி பாப்பேன். என் மனசுல ஓட்டி பாப்பேன். ஆமால, இந்தமாரி பிரச்சனையெல்லாம் அவுங்களும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அ இதுக்கு அவுங்க என்னமாரி தீர்வ எடுத்தாங்கன்னு சிலது ஞாபகம் இருந்தா! நானும் அதேமாரி நடந்துப்பேன். அ எனக்கு ரொம்ப சிம்பிளா ம்.
ம் ஆமாங்க. அதாவது ஆ, அ அதாவது அந்த தோழிகிட்ட அதாவது ஒரு அக்காமாரி, அவுங்ககிட்ட வந்து நீங்க பேசி பழகினத வச்சு, உங்களோட வாழ்க்கையுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு, நீங்க அத யோசிச்சிக்கிறீங்கன்னு சொல்ல வர்றீங்க இல்லேங்களா ஆ சிறப்புங்க.
ஆமா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. யோசிச்சுப்பேன். அ மொதல்லலாம் வந்து அந்த குடும்ப விஷயங்கல வெளிய சொல்றதுக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது எனக்கு. அ ஆனா, வந்து நான் மனசுக்குள்ளயே யோசிச்சு, யோசிச்சு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், அழுவோம், எல்லாம் நடக்கும். ஆனா நமக்கு ஒரு சரியான சொல்யூஷனே கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னோட அந்த அவுங்ககிட்ட கூப்பிட்டு பகிர்ந்துக்க ஆரம் அவுங்க ரொம்ப தொலைவுல இருந்தாங்க. மொதல்ல பக்கத்துல இருந்தாங்க, ஏதாவதுனா டக்குனு அவுங்க வீட்டுக்கே கூட என்னால போய் பேச முடியும். அதுக்கப்புறம் அவங்க வீடெல்லாம் வந்து மாறி ப வேற ஊருக்கெல்லாம் போயிட்டாங்க. அப்போ, தொலைபேசியில மட்டும் தான் வந்து பேசிக்க முடியும். அப்ப வந்து எல்லா நேரத்துலயும் பேச முடியாது. அவுங்க வீட்ல ஆள் இருப்பாங்க. எங்க வீட்ல ஆள் இருப்பாங்க அதெல்லாம் பாத்துதான் பேசணும். அப்பிடி பேசும்பொழுது வந்து அப்புறம் அவுங்க எனக்கு எப் ஒரு, ஒரு வார்த்த சொன்னாங்க, "நீ வந்து கவலைப்படாத! எதுவா இருந்தாலும், நீ எனக்கு கூப்பிடு! அதாவது பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் குடுப்பனா, இல்லயான்னு எனக்கு தெரியாது. ஆனா, உன்னோட கவலைய நீ பகிர்ந்துக்கிட்டாலே, அது வந்து பாதியா குறைஞ்சிரும். அதுக்காக நீ மொதல்ல எனக்கு கூப்பிடு!" ஏன்னா, நம்ப வீடுகள்ல நம்ப சொன்னம்ன்னா அம்மா, அப்பா எல்லாருமே சங்கடப்படுவாங்க. அ என்னடா! இப்பிடி ஒரு பிரச்சனையில இருக்கு பொண்ணு அப்பிடின்னு, சங்கட அதுனால ஃபேரண்ட்ஸ், பெற்றோர்கள் கிட்டேயும் நம்பளால சில விஷயங்களை சொல்ல முடியாது. அ மாமியார் கொடும, நாத்தனார் கொடும சின்ன, சின்ன விஷயங்களா இருக்கும். ஆனா, அதுக்கு ஒரு பெரிய பிரச்சன பண்ணுவாங்க. நமக்கு நெறைய வேலைகள் இருக்கும். எனக்கு என்ன மனசுல வந்து வர்த்தம் ஆகுன்னா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? <laughs> அப்பிடிங்கிற மாதிரி தோணும். ஆனா, அதுதான் அங்க பிரச்சனையே! <chuckles> அம்.
கண்டிப்பாங்க. <laughs> அ, அதாவது கண்டிப்பாங்க. அதாவது, நம்ப அ உறவினர்களைத் தாண்டியும், கணவரை தாண்டியும், பிள்ளைகளைத் தாண்டியும் ஒரு, ஒரு, ஒரு, மனுஷன் நமக்காக க நம்ப பிரச்சனைகள காது குடுத்து கேட்டு, சரி பரவால்ல விடு! அப்பிடீன்னு சொல்லுறாங்க, அப்பழடீங்கம்போது, ஒரு நண்பரா இருந்து அவுங்க உங்கக்கிட்ட சொல்றாங்க அப்பிடிங்கம்போது, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லேங்களா! எத்தனை பேருங்க நம்ப ஃபோன் பண்ணி புலம்பும்போது கேட்பாங்க. சரி. அப்புறம் பேசுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு வைக்கிறேன், எத்தன பேரு இருக்காங்க? சொல்லுங்க. ஆனா, நீங்க திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடியும், அதுக்கப்பறம் பின்னாடி அவுங்க தொலைவுல போனதுக்கு அப்பறம் கூட உங்ககூட பேசிட்டு இருக்காங்கன்னா, உண்மையாவே அந்தமாரி ஒரு தோழி கிடைக்க நீங்க வந்து உண்மையாவே அ சந்தோஷப்படணும், இல்லேங்களா!
கண்டிப்பா. ம், ம். அதுதான், அதுதான். <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. எனக்கு கால் பண்ற என் நண்பர்கள் இருக்காங்க. அவுங்க பிரச்சனைகள என்ட்ட சொல்லுவாங்க. அ சொல்லிட்டு வந்துட்டு எதாவது சொல்யூஷன் கேட்பாங்க, நம்ப சொல்லுவோம். ஆனா, எனக்கு அதுதான் தோணும். இவங்களே நம்ப கிட்ட கேட்குறாங்க. நம்ப எப்பிட்றா நம்ப விஷயங்கள சொல்றதுன்னு நான் விட்ருவேன். நான் அவுங்க கிட்டலாம் எதுவும் பகிர்ந்துக்க மாட்டேன். ஆனா, இவங்ககிட்ட மட்டும் என்னோட, அந் அவுங்க என்னோட அந்த அவுங்ககிட்ட மட்டும் பாத்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே சொல்ல முடியும். என்னோட வாழ்க்கையில என்ன நடக்குது ஒவ்வொரு கட்டத்துலேயும், அப்பிடின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல முடியும். அதே மாதிரி கிராமத்துல இருந்து வந்த அவரு என்னுடைய கணவருடைய அப்பா, அம்மா எல்லாருமே இன்னும் கிராமத்துல இருக்காங்க. இவரு வந்து வேலைக்காகவே வந்து சின்ன வயசுலேயே குடும்பத்த விட்டு வந்து தனியா தான், அ எங்களோட திருமணத்துக்கு முன்பே பாத்தீங்கன்னா, 13 வருஷம் தனியா தான் இருந்திருக்காங்க. அவுங்கல வந்து தனியாவே இருக்க சொன்னாகூட அவர் தனியா இருப்பாரு. நம்ப இல்ல, அப்பிடின்னா கூட அவருக்கு அந்த ஃபீலிங்லாம் இருக்காது. ஏன்னா, அவரு தனியா இருந்து பழகினவருங்களா! நம்ப ஏதாவது ஒரு 2 நாள் ஊருக்குலாம் போயிட்டோன்னா, நம்ப மனச எப்பிடி எதிர்பார்க்குன்னா, ஐயோ! நம்பள மிஸ் பண்ணணும் அவரு. அப்பிடீன்னு நினைப்போம். அவரு ஜாலியா இருப்பாரு. அப்ப எனக்கு ஆரம்பத்துல அதெல்லாம் புரிஞ்சுக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்பறம், வந்து அவுங்க தான் எனக்கு புரிய வச்சாங்க. அவரு வந்து தனியா இருந்து பழகினவரு. அதுனால அவுங்களுக்கு அது பழக்கம் இருக்கும். அப்ப நீ என்ன பண்ணி, இனிமே விட்டுட்டு போகாத! அப்பிடீன்லாம் சொல்லுவாங்க. அ அப்ப அவுங்க சொன்னதெல்லாம் வந்து எனக்கு நெறையா, நெறைய புரிதல வந்து ஏற்படுத்துச்சு. அதுக்கப்பறம், நான் வந்து விட்டுட்டு போக மாட்டேன். அ என்னோட கணவர் வந்து எல்லா வேலைக்குமே, என்னைய சார்ந்து இருக்குற மாதிரியே நான் வந்து மாத்திட்டேன் எல்லா வேலைக்குமே, அவர் நான் இல்லாம அங்க அவருக்கு எந்த வேலையுமே நான் நீ வந்து தனியா இருந்து பழகுனதுனாலதான நீ தனியா இருக்க! அதுனால ஆமா எல்லா வேலைக்கும் நீங்க வந்து என்ன சார்ந்து தான் இருக்கணும்மாரி, நான் வந்து விளையாட்ட அது, அது, ஒரு அக்கறையில தான் நான் செய்ய ஆரமிச்சேன். ஆமா, ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கப்பறம் வந்து நம்ப தனியா விட்டுட்டு போகும்பொழுது அவுங்க வந்து நம்பள வந்து மிஸ் பண்ணுறாங்கங்குறது, நமக்கு என்னைக்கு தெரிஞ்சுதோ! அன்னக்கி எனக்கு மனசு வந்து சமாதானம் ஆயிருச்சு. அப்பாடா! ஒரு வழியா வந்து வலிக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஆமா.
சரிங்க. ஆமாங்க <laughs> <chuckles> ஆமா <chuckles> நிச்சயமாங்க. சிறப்பு, சிறப்புங்க. அதாங்க. <chuckles> தனியா இருக்கவே முடியாதமாரி, பண்ணிட்டா! <laughs> புரியதுங்க, ம். ம், ம். <chuckles> சாதிச்சுட்டோம்ப்பா! சாதிச்சுட்டோன்ற மாரி நிச்சயமாங்க நீங்க சொன்னது வந்து, 100 க்கு 100 உண்மதான். என்னோட கணவர்கூட பாத்தீங்க அப்பிடீன்னா ஆரம்பத்துலருந்து அவர் வந்து தனியா தான் இருந்து, ஒரு 5 வருஷம் தனியா வேலை பாத்துட்டு தான் வந்து இருந்ததுனால, நானுமே இதே பிரச்சனைய வந்து நானும் வந்து ஃபேஸ் பண்ணேன். அ நீங்க சொன்னமாரி தான் நான் அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு மேல வந்து அ ஒரு அவரு இல்ல நான் ஊருக்கு போனா ஃபோன் பண்ணி ஒரு கர்ச்சீப் கூட எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அவருக்கு ஆயிடுச்சு அது வந்து உண்மையாவே அது நல்ல விஷயந்தாங்க. ஆ இப்போ இதையும் தாண்டி என்ன தான் இருந்தாலும், கடவுள மீறுன சக்தியே இல்ல, அப்பிடீங்கம்போது அ கோயிலுக்கு போனா அந்த கவலைகள் வந்து நம்பள விட்டு ஒ கொஞ்சமாவது நீங்கும். பாரத்த இறக்கி வச்சமாரி இருக்கும். கடவுளே! அப்பிடீன்னு போய் கையெடுத்து கும்பிடும்போது, நீங்க அத ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப மனசு கவலப்பட்டு, கோயிலுக்குப் போயி உக்காந்து, ரொம்ப நேரம் நேரம் செலவழிச்சு அவுங்க கடவுள பாத்துட்டு வந்து எதாவது ஒரு விஷயம் இருந்தா சொல்ல முடியுமா? சம்பவம்.
ம்ஹ்ம். அ. <laughs> <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமா. ம். ஆமா. கண்டிப்பா. இருக் இருக்கு, இருக்கு. நெறையா இருக்குங்க. அதாவது ஆரம்பத்துல தான் இந்த தோழிக்கிட்ட பகிர்ந்துக்குவனோ இல்லயா! அவுங்க சொல்றத காதுல வாங்கிப்பேன். ஆனா, அத செயல்படுத்துவனான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு தான் செயல்படுத்துவேன். ஆனா, வந்து கடவுள்கிட்ட வந்து நான் முழுசா ஒப்படைச்சுருவேன். அந்த எந்த ஒரு சூழலா இருந்தாகூட அத நான் அப்பிடியே அத வந்து ஆரம்பத்துல தான் எனக்கு அது கொஞ்சம் ஏன் எனக்கு மட்டும் இப்பிடிலாம் பிரச்சன குடுக்குறேன்னு சொல்லி அழுதுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம், ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் போய் சாமிய கும்பிட்டுட்டு கண்ணுல வரும், அப்பிடியே கடகட எனக்கு வந்து முருகன். அப்பிடீன்னா ரொம்ப பிடிக்கும். முருகன் எங்க ஊர்லயே ஒரு கோவில் இருக்கு. அவ்ளோ சீக்கிரம் எளிதா அவர போய் என்னால பாக்க முடியுறதுல்ல, திருமணத்துக்கு முன்பு வந்து அடிக்கடி நான் நினைச்சா போய் பார்ப்பேன். ஆனா, அதுக்கப்புறம் வந்து என்னால சரியா போய் பாக்க முடில. ஆனா, இப்பவும் பாத்தீங்கன்னா, எப்ப போய் அவர பாத்தாக்கூட அந்த கண்ணு வந்து கலங்கிரும். அது வந்து பக்தியினாலேயோ! அன்புனாலயோ! இல்ல நமக்குள்ள இருக்குற பிரச்சனையினாலயோனாலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா, எப்ப பாத்தாலுமே வந்து அந்த கண்கள் வந்து கலங்கும். ஆனா, எனக்கு வந்து எப்பிடின்னா என்னோட உணர்ச்சிகள்ல வந்து வெளிப்படுத்துற பழக்கம் கிடையாது. அது கோபமா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, அந்த உணர்ச்சிகள வந்து என்னால கட்டுப்படுத்திக்க முடியும். அதேமாரி நான் அழுகுறத வந்து யாரும் பாத்துட கூடாதுங்குறதுலேயும் நான் ரொம்ப தெளிவா இருப்பேன் ஏன்னா, அ வீட்ல நான் தான் மூத்த பொண்ணுங்களா! வீட்ல இருக்குற எல்லாத்துக்குமே வந்து நான் தான் வந்து நெறைய சப்போர்டிவா இருப்பேன். போல்ட்டா பேசுவேன். அ நம்மளே வந்து வருத்தப்பட்டுட்டோம். அப்பிடீன்னா, மத்தவங்கலாம் உடைஞ்சு போயிருவாங்க. அப்பிடீன்னு சொல்லிட்டு நான் என்ன வந்து ரொம்ப என்ன மனசுக்குள்ளயே வச்சுப்பேன். அதுதான் என்னோட பிரச்சனையே! ஆக்ஷூலா அதுக்கப்புறம் வந்து கடவுள்கிட்டே நானு போய் தான் கோவிலுக்கு போய் தான், நான் வந்து அழுகணுன்னு அவசியமே இல்லங்க. நான் இருக்குற இடத்துல வீட்ல என்ன சுத்தி, ஏதோ ஒரு பிரச்சன எனக்கு வருதுன்னா, நான் மனசார நினைச்சு எனக்கு கண்ணுல கண்ணீர் வந்ததுனாலே வச்சுக்கோங்களேன்! மொதல்லாம் சொல்லுவாங்கல்ல, அ "அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும்" இப்ப தெய்வம் நின்னலாம் கொல்றது இல்ல. எனக்கு காலையில பிரச்சனை வந்தா அந்த பிரச்சன குடுத்தவங்களுக்கு மத்தியானமே வேற ஏதாவது ஒரு பிரச்சனைன வந்துரும் அதாவது என்னைய மறந்துட்டு அவுங்க அந்த பிரச்சன பின்னாடி ஓடிடுவாங்க அத வந்து நான் வந்து என்னோட வாழ்க்கையில கண்கூடா பாக்குறேங்க. நெறைய விஷயத்துல நான் பாப்பேன். அ இப்போ, வந்து என்னோட மனசு எப்பிடி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, உண்மைய சொல்ல போனாங்க, எங்களுக்கு திருமணமாகி ஒரு 3 மாதம் தான் இருக்கும். ஆ மாமியார் எங்ககூட இல்ல. சரிங்களா! அவுங்க ஊருல இருக்காங்க. ஆனா, எங்கள தனியா விடக்கூடாதுங்குறதுக்காக, அவுங்க என்ன பண்ணாங்கன்னா, அவுங்களோட பொண்ணுங்க இருப்பாங்க இல்லயா! அவுங்க பசங்கள்லாம் இந்த கல்லூரி படிக்கிற வயசு ஒருத்தன், வந்து அப்ப தான் கல்லூரி முடிஞ்சு வேலைக்கு போறான், ஒவ்வொருத்தரையா எங்ககிட்டே அனுப்பி விடுவாங்க. ஒரு 6 மாசம், ஒரு 3 மாசம் வந்து எங்ககூட தங்குவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒருமாரி சங்கடமா எனக்கு தம்பிமாரி தான். எனக்கு தம்பி இருக்கான். ஆனா நான் வந்து அவன என்னோட தம்பியா தான் ட்ரீட் பண்ணுவேன். ஆனா, அந்த பசங்க வந்து என்ன எங்கள அப்பிடி பார்க்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க அப்பிடின்னா, வீட்டு வேலை செய்யணும், ஆம்பளைங்களுக்கு வீட்டு எல்லா வேலையும் செஞ்சு குடுக்குற ஒரு அடிமையாதான் அவுங்க அந்த ஊர் பழக்கம் அந்த மாதிரி. அப்பிடி தான் பாப்பாங்கங்க.
ம். ம். ம். ம். ம்ஹ்ம். கண்டிப்பாங்க. ம். <chuckles> <chuckles> சிறப்புங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பா <chuckles> புரியுதுங்க. அதாவது அது ஒரு கிராமமா இருக்கும். இல்லேங்களா! அந்த கிராமத்துல இருந்து அ அந்த கிராம மக்கள் வந்து இன்னுமே கொஞ்சம் வ வெளிய மாறணுன்தான் நானும் நினைக்குறேங்க. ஏன்னா, அ திருமணம் ஆகி சிறு நாள் கொஞ்ச நாள் கொஞ்சம் மாசம் தான் ஆகுது அப்படிங்கும்போது அ ஒரு இது எந்த நோக்கத்துக்காக அவுங்கள அனுப்புன நோக்கத்துக்காக, ஓகே! ஆனாலும் கொஞ்சம் யோசிக்கணும். அவுங்க வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் குடும்பத்துல வந்து பழகி அ வருஷங்கள் இந்த வேலைய செஞ்சிருந்தா அது உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது, இல்லேங்களா!
ஆமா அப்ப வந்து ஆமா, ஆமா. ஆமா. அது இல்லாம, நான் வந்து ஒரு ஆசிரியை. எனக்கு வந்து அந்த ஹையர் கிளாஸ் நான் ஹேண்டில் பண்றக்காட்டி, எங்க வீட்ல அந்த அக்கா பசங்க நான் தம்பி தான். அவுங்க என்ன அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. நான் என்னோட மாணவர்கள்ல எப்பிடி வழிநடத்தறனோ! அதேதான் என் வீட்ல என் தம்பிய நான் எப்பிடி பாத்துக்கிறனோ! அப்பிடிதான், நான் பார்த்துப்பேன். ஆனா, அவுங்களுக்கு வந்து நான் பண்றது எல்லாமே ரொம்ப டாமினேட்டிங்கா மாரி தெரியும் <smacks lips> என் வீட்ல நான் தானப்பா ரா ஆட்சி செய்ய முடியுன்ட்டு அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஊரிலருந்து வந்து ஃபோன் பண்ணி என்னுடைய கணவரே வந்து எதையுமே அதிகமா பகிர்ந்துக்க மாட்டாரு ஊர்லலாம். எனக்குமே அவரு தான் நெறைய விஷயங்கள்ல சொல்லி கொடுத்தாரு. இவுங்க, இவுங்ககிட்ட இப்பிடி, இப்பிடிதான் இருக்கணும். அதிகமா பேசக்கூடாது. அப்பிடி எல்லாம் அவர்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா, அவுங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பசங்கல பேரன்களுக்கு கூப்டு என்ன சாப்பிட்டிங்க? என்ன செஞ்சாங்க? அ ஒட்டுக்கா சாப்பிட்டீங்களா? இல்ல, தனித்தனியா சாப்பிட்டீங்களா? அ அதிகமான நேரம் ஃபோன் பேசுறாங்களா? இல்லயான்னுலாம் கேட்க, கேட்க, கேட்க, அ எனக்கு ஒரு கட்டத்துல அது தெரிய வந்த உடனே எனக்கு ரொம்ப மனசு வந்து ரொம்ப வலிச்சிருச்சு. நான் கணவர்கிட்டயும் சொல்ல முடியாது. உங்க அக்கா பசங்கல வந்து மாத்தி விடுங்கன்லாம். நான் வந்து கடவுள்கிட்ட தாங்க பிரேயர் பண்ணிக்கிட்டேன். கடவுளே! எனக்கு இப்படி ஒரு நிலைம ஏன் குடுத்த? ஆனா, இதுலருந்து என்னைய விடுவிக்க வை, என்னக்கான சுதந்திரத்த எனக்கு குடுன்னு வேண்ட, வேண்ட நான் பிரேயர்ஸ் பண்ண, பண்ண, பண்ண என்னாச்சுன்னா, நான் வந்து என்னோட கணவர்கிட்ட சொல்லவே தேவ இல்லங்க. ஏதோ ஒரு காரணத்துனால, அவருக்கா புரிஞ்சு வேற ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக, அவரே வந்து அவுங்கல கொண்டு போய் தனியா ஒரு ரூம்ல வந்து ஸ்டே பண்ண வச்சாரு. ஒரு பையன் போய்ட்டான்னு பாத்தா, ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த 2 வது பையன் அதேமாரி அதாவது எங்கள நோக்கி எத்தனை ஆயுதங்கள் வந்தாகூட, நான் வந்து அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். குடும்பத்துல பேசுனா, பிரச்சனை ஆயிரும். நம்ப கடவுள்கிட்ட பேசுவோம். அப்பிடீன்னு, சொல்லிட்டு அ நான் மனசார கடவுள வேண்ட்றேன். அப்பிடீன்னா அடுத்து ஒரு கொன் குறிப்பிட்ட நாள், ஆனா நம்ப அந்த பொறுமையாவும் இருக்கணும் <smacks lips> காத்துட்டு இருக்கணும். ஆனா, அதுக்கு வந்து பலன் கிடைக்குதுங்க. ஏதோ ஒரு காரணத்துனால, அவரே வந்து அத புரிஞ்சுகிட்டு அ இல்லம்மா! கூட இருந்தா சரிப்பட்டு வரல. அவனுக்கு ரொம்ப தொலைவா இருக்கு. எனக்கு வந்து வேலைக்கு டிஸ்டர்ப் ஆகுது. கொண்டு போய், கொண்டு போய் அவுங்கள விட்டுட்டு, விட்டுட்டு வரக்குன்னு சொல்லிட்டு, அவுங்களே வந்து அவருக்கு ரூம பாத்து வச்சிருவாங்க. அதுக்கு அப்பறம் எனக்கு நான் அவருக்கிட்டயே ஒரு, ஒரு இப்ப வந்து ஒரு 4, 5 வருஷம் ஆயிப்போச்சு. இப்ப வந்து நான் எதுவா இருந்தாலும் அவர்ட்ட எப்பிடி சொல்லுவேன்னா, நான் உங்ககிட்ட சொன்னா எதுவுமே வேலை நடக்க மாட்டேங்குதுங்க. ஆனா, நான் கடவுள்கிட்ட பிரே பண்றேன். அவரு வந்து உங்கள வந்து மாத்துறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டேன். நான் அத கூட.
கண்டிப்பாங்க. சரி. கண்டிப்பா. ம். ம், ம். கண்டிப்பாங்க. ஏன்னா, அதாவது சில விஷயங்கள் வந்து கடவுள விட இது வேற எதுவே இல்லங்க. நம்ப எவ்வளவு கவல பட்டாலுமே, வந்து எவ்ளோ புலம்பினாலும் அ கேட்குற ஒரே ஜீவன் வந்து கடவுள் தான். அ நீங்க வந்து உங்களோட அனுபவத்த வந்து நல்ல அழகா சொன்னீங்க. ஏன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு தோழி இருந்து இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு அட்வைஸாரா இருந்துருக்காங்க. நல்ல உங்களோட பிரச்சனைகளை கேட்குறவங்களா இருந்தாங்க, அவுங்க பத்தி சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, உங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தப்பக்கூட நீங்க ரொம்ப பொறுமையா, அத ஹேண்டில் பண்ணீங்க. அந்த விஷயத்தையும் நீங்க நெறைய சொன்னீங்க. அ நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்பிடீன்னா, உங்ககூட பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. அ தொடர்ந்து பேசுவோங்க. நன்றி, வணக்கம்.
நன்றி.